கண்டிப்பா.
இன்னைக்கு சொன்னாலும் கண்ணுல தண்ணீ வருதுங்க. <chuckles> ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலைங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்போ, குழந்தைய கையில வச்சிருக்கேன் ரொம்ப மாமனார் கைய அப்ப எதிர்பார்த்துட்டு உக்காந்துகிட்டு இருந்திருக்கேன். என்கிட்டேயும் வருமானம் இல்ல, ஏன்னா குழந்தை இருக்கும்போது, அப்படி ஒரு சூழ்நிலை, ஆனா என் கணவர் இத சொல்லும்போது நான் வந்து ரொம்ப ஆசையா இருந்தேங்க. சரி ம என் கணவர் வந்து கவர்ன்மென்ட் வேலைக்கு போயுருவாறு அ சூழ்நில சரியாயிரும். அப்படின்னு நெனைச்சிக்ட்டு இருந்த நேரத்தில, இப்படி ஒரு ஃபோன் கால் என்னோட கணவர் இந்த மாரி என்கிட்ட கேக்கிறாரு "நீ சொல்லுப்பா" அப்படிங்கிறார் <chuckles> <sighs> அப்டிங்கும் போது நான் வந்து சொல்லிட்டேங்க. "சரிங்க, பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல, வேலை வேணான்னு சொல்லிர்றலாம்" அப்டின்னு ஏன்னா அந்த உறவுகளுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தோம்ங்க அப்போ.
அந்த மாரி ஒரு எண்ணம் வந்து. அ, ம், வ ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது, யார்கிட்டேயுமே நான் இந்த வார்த்தைய கே கேள்விப்பட்டதே இல்ல. அதாவது இந்த காலத்தில நீங்க அழகா, "சரிங்க, பரவால்ல" உறவுக்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் குடுத்து, பரவால்ல நம்ம பாத்துக்கலாம்ன்னு உங்க கணவரோட துணையா நின்னீங்க பாத்தீங்களா? ரொம்ப அழகான ஒரு விஷயங்க, நீங்க

உண்மைய அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து, சொன்னீங்க இல்லையா? அதாவது, அடி வாங்குனேன். அடிவாங்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு. அது எல்லார் வாழ்க்கையிலேயும் நடக்கும் இல்லையா? அதாவது நெறைய பட்டு, பட்டு, பட்டு நம்ப என்ன ஆயிருவோம் அப்டின்னா, அதுக்கு வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஆயிடுவோம். அதாவது, "எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா!" அந்த மாரி ஒரு மனநிலம நமக்கு வந்துரும். அதே மாரி நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது, அ இந்த மாரி சூழ்நிலை இருக்கும் போது யாராச்சும், "நான் உதவி பண்றேன்" அப்டின்னு ஒரு வார்த்தையாலேயோ இல்ல நான் பண்றேன் அப்டின்னு செயலாலேயோ வந்து செஞ்சுருக்காங்களா?
பொதுவாவே வந் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவரும் நானும் வந்து உதவிய எ எதிர்பார்க்க மாட்டோங்க. அது வந்து ஏன்னே தெரியல. நாங்க எவ்வளோ கஷ்டப்படும்போது கூட யார்கிட்டயுமே போயி ஒரு ரூ. 1000 குடுங்க அப்டின்னு நான் கேட்டதே கிடையாது. ஆ அ நாங்க நெறைய என்னோட நகைய தான் அடகு வச்சு நாங்க வந்து, <chuckles> செலவு பண்ணி அதுக்கு அப்புறம் இத மீட்டுருக்கோம். அந்த மாரி தான் வந்து வந்திருக்கோம். ஆனா ஒரே ஒரு விஷயம்ங்க, கோவிட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்குறோம். என்னோட கணவருக்கு அப்ப வேலை இல்ல. என்னோட நான் ஒரு ஆள் வேல பார்த்துட்டுருக்கேன். வொர்க் ப்ராம் ஹோம் குடுத்துட்டாங்க. நம்ம குடுக்கிற சம்பளத்திலேயும் 10% புடிச்சுருவேன் அப்டின்னு வேற சொல்லிட்டாங்க. அப்டிங்கும் போது ஆமாங்க அந்த மீதி உள்ள சம்பளத்திலேயும் ஒரு லோன், ஹவுசிங் லோன் போயிட்டுருந்தது. அந்த ஹவுசிங் லோன்னும் கட்டணும். அது போக வீட்டு செலவும் பார்க்கணும். இது போக ஒரு பெர்சனல் லோன் ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. அப்டிங்கம் போது நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ.10 கூட வர மாரி இல்ல. எல்லாம் பிடிச்சது போக. இப்ப என்ன பண்றது? ரு. 10 கூட இல்லங்க. ரூ.5 கூட வராதுன்னு தான் நெனைக்கிறேன் ரொம்ப சிரமம்ங்க. ஆ "அ வீட்ல சரி இருக்கத வச்சு சமாளிப்போம்" அப்டின்னு நெறைய நாள் புளி புளி இருக்கு பார்த்தீங்களா? <chuckles> புளி கரைசல வச்சு கூட சாப்பிட்டுருக்கோம். நெறைய நாள் ரசம் வச்சு கூட. அ ஏன்னா, நம்ம வெளிலயும் போ முடியாது இல்லீங்களா? கோவிட் டைம்ல நெறைய இக் இக்கட்டான சூழ்நில. அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே இல்லங்க. என்னோட மாமனாரோட அம்மா, அவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டுருக்காங்க. இவ்வளோ வருஷம் அவங்க வந்து எங்களுக்கு குடுத்ததே கிடையாது. அவங்க என்ன நெனைச்சாங்களோ தெரியில. என் வீட்ல வந்து என் படி ஏற முடியாது அவங்கனால, பொறுமையா அப்டியே ஏறி வந்து என் கையில வந்து "பேத்தி இந்தா புடி" அப்டின்னு ரூ. 2,000 குடுத்தாங்கங்க. <chuckles> குடுத்துட்டு, "என்ன பண்றீங்களோ, ஏது பண்றீங்கன்னு தெரில சாமி. இத வச்சுக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க", "இல்ல, இல்ல பாட்டி வச்சுக்கோங்க", "இல்லமா வச்சுக்கப்பான்னு" குடுத்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறமா மெதுவா இறங்கி போனாங்க. உண்மையா சொல்றேங்க, என்னை சுத்தி அவ்வளோ பேர், என் கொழுந்தனாரு கவர்ன்மென்ட் வேலையில இருக்காரு. என்னோட மாமியார், மா மாமியார் மாமனார் 2 பேருமே பென்ஷன் வாங்குறாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. யாருக்குமே நெனைக்காதது, அந்த வயசான அவங்க வந்து நெனைச்சுருக்காங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்க?
ஒ! அடடா! ஓ! ம். வாவ்!

கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயங்க. இப்ப என்னையே உதாரணம் எடுத்துக்கோங்க. நான்லாம் இந்த மாரி சொல்லிட்டாங்கன்னா, ஓன்னு அழுவேன். "ஐயோ! இப்டி சொல்லிட்டாங்களே இப்டி சொல்லிட்டாங்களே. அடுத்த டைம் நான் என்னா பண்றது?" அப்படின்னு, அ மத்தவங்களுக்காகவே நான் வாழணும், இல்ல வந்து ஏதாவது யோசிக்கணும்ன்னு நெனைப்பேன். ஆனா நீங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா? இதுலருந்து கண்டிப்பா நான் கத்துப்பேன். அதெல்லாம் இது இதெல்லாம் நான் உதறிவிட்டு, அடுத்து இந்த நெலமைக்கு நான் வந்ததுக்கு காரணம், இதெல்லாம் நான் காதுல எடுத்துக்க மாட்டேன்னு, ரொம்ப அழகா சொன்னீங்க. அ நிச்சயமா ஒரு பெரிய விஷயம் இது.
ம்ஹ்ம் ம் அதாவது, நானும் <chuckles> அ, நான் உங்கள மாதிரி தாங்க. நானும் வந்து ரொம்ப அழுதுருக்கேங்க. நான் அழுததெல்லாம் அவ்ளோ அழுக! ஆரம்பத்துல என்னால அ அந்த வயசு கம்மி அப்டிங்கம்போது, ஏ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்டித்தான் அழுதுகிட்டே இருந்தேன். ரொம்ப அழுவேன், ரொம்ப எமோஷன் ஆவேன். அதுக்கு அப்புறம் தாங்க அ யோ அழுக் அழுகவே கூடாது. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கனும்ன்னு, இந்த இரும்பு மனுஷி மாரி ஆயிட்டேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அப்படியே மாறிட்டேன். என்ன எப் என் கூட பழகுனவங்களே வந்து நெறையா பேர் சொல்டாங்க. "உன்னோட பேச்சு, உன்னோட அ, நடவடிக்கை எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட" அப்டிம்பாங்க. உண்மையா அடிவாங்கி அடிவாங்கியே ஆகறாங்க பாருங்க. அவுங்க பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. <chuckles>